<laughs> அதை எப்படி நீங்க கட்டுக்குள் கொண்டு வரனும்னு நினைக்கிறீங்க, <tsk> ஏனா இப்போ நம் குழந்தைகள் வந்து சின்ன பசங்களா கூட இருக்கலாம். கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கு வந்து, ஆ அவங்கள எப்படி ஏனா இப்போவே பிராக்டிஸ் பண்னா தான் நம்மளுக்கு அந்த இடத்தில அவங்களை கொண்டு வர முடியுனு தெரியும்.
ஆமா. அதேதான், அதேதான். இப்ப நாங்க என்ன பண்ணுறோம்ன்னா, வந்த உடனே நான் ஏதாவது ஒரு எதாவது மில்க்ஷேக் ஒ ஏதோ ஒன்னு கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நேரம் வந்து வீட்டுக்குள்ள இருக்க அந்த சைக்கிள், அதெல்லாம் வந்து ஓட்டுறதுக்கு பழக்க பண்ணிகிட்டுருப்பாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, "வரீங்களா நம்ம கொஞ்சம் நேரம் மாடி மொட்டை மாடிக்கு போகலாம்" அப்படிம்பாங்க. மொட்டை மாடியில போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு எதாவது வெளியில் இருக்கிற அந்த வெளிச்சத்தலாம் பார்க்கணுங்கிறதுக்காக. வெளியில போய்ட்டு வந்துட்டு, நம்ம 2 பேரும் இப்ப வந்து போய் சாமியை கும்பிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம், அப்படின்னு நான் ஒரு 4:30 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 5:00 மணிக்கு அவன் வந்து அந்த மைண்ட்லாம் செட் பண்ணி ஒரு 6:00 மணிக்கு தான் வந்து உட்காருவான்.
ஆ சரிங்க. ம் சரிங்க. ஆ. கண்டிப்பா ம். ஆ. அதை கொண்டு வரதுக்கே ரொம்ப கடினமா இருக்கும்.
அதேதான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நீ எங்க அம்மா மாதிரி, நான் ஒரு தப்பும் பண்ணல. என்னன்னா, இவன் குழந்தை, இப்பதான் வந்து 2ஆம் வகுப்புன்னு வச்சுக்கோங்க. நான் அதனால என்ன பண்ணுவேன்னா, அ நீ வந்து 10 நிமிஷம் படி போதும், அது வந்து நீ ஃபோகஸ்ட் டா படி, இப்போ ஒரு கவ கணக்கு எடுக்கிற. கணக்கு நாங்க வந்து முதல் நாள் படிக்கிறதில்லங்க. அதுக்கு இன்னொரு டெக்னிக் வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ ஆங்கிலம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கிலத்தில இன்னைக்கு என்னென்னலாம் வகுப்பில படிச்சாங்க, அதை நீங்க திரும்ப படிங்க, அம்மா கேட்கிறேன் அப்படிம்பேன். இன்னொன்னு வந்து அதில என்ன நீங்க வந்து கீவேர்ட் ல எடுத்து போட்டாங்களோ அதை நீங்க எழுதி பாருங்க அப்படின்பேன். அப்போ வந்து அது ஒரு 10 நிமிஷத்தில, அவங்க ஏதோ ஒன்னு ரீகால் பண்ணுவாங்க அவ்வளோதான், அது அவ்வளோ ஹெல்ப் பண்ணுமா என்னலாம், ஆனா அந்த 10 நிமிஷம் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேலே வாங்க நம்ம திரும்ப 2 பேரும் போய் என்ன பண்ணுவோம்னா, திரும்ப வந்து சைக்கிள் ஓட்டுவோம், இல்லை பாட்டு போட்டு ஃபோனில டிவி போட்டா ரொம்ப நேரம் ஆயிரும்ல, ஃபோனை போட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி போலாமா அப்படிங்கிற மாதிரி.
ஆமா. ம் சரிங்க. கண்டிப்பா ஓ சரி. ஆ. <chuckles> ஆ சரிங்க. ஆ, சரிங்க, சரிங்க. ஆமா. ஆமா, ஆமா. ஓ! அதாவது ஒரு 1 மணி நேரத்துல, நீங்க 10 10 நிமிஷம், அந்த மாரி கேப் விட்டு காட் படிக்கிறது, ஆமா நல்ல விஷயம் தாங்க ஆனா இது.
ஆமாமா, ஆமா அப்படிதான். ஏன்னா சின்ன பையன் தான், ரொம்ப அதிகமான பாடங்கள் கிடையாது, ஆனா 10 நிமிஷம் உட்காரணும் ஃபோகஸ்ட் டா இருக்கணும். எனக்கு தேவை அந்த எதுவுமே வந்து மாறாம, அந்த 10 நிமிஷம் இருந்தாலும் எனக்கு போதும், என் பையனுக்கு அது போதும், அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்னது, என்ன பெருசா இருக்காது இல்லையா. அப்புறம் அடுத்த பத்து நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னா. நான் அடுத்து ஆ என்னது அறிவியல் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஃபுல்லா இப்போலாம் வந்து ஆக்டிவிட்டி பேஸ் ல போயிடுச்சு, அது நான் எப்படி பண்ணா எப்படி, எப்படி வந்து செய்றது, அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போவும். அதுக்கப்புறம் நமக்கு அது மாறி எப்படின்னா, நிஜமாவே அறிவியல் படிக்கும்போது அவன் அவன் பிரெயின் வந்து அப்படியே விரிஞ்சி வெளிய வந்துரும், அந்த அளவுக்கு இருக்கும். என்னாச்சு? அதே என்னாச்சு? இது எப்படி வரும்? புகை வருமா? எப்படி கீழே வருது? எப்படி வந்து எப்படி வந்து தண்ணி வந்து இப்படிலாம் சுத்தி வருது? நான் சொல்லிக் கொடுப்பேன் நானு, இந்த வாட்டர் வந்து எப்படிலாம் போகுது, அந்த சைக்கிள் எப்படி வாட்டர் சைக்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கும்போது, அந்த கண்டன்ஷேஷன் ன என்ன? எவாபரேஷன் ன என்ன? பிரசிபிடேஷன் என்னென்ன நான் போய் ஸ்கூல்ல போய் சொல்லியிருக்கான், எங்க அம்மா அத சொல்லிக் குடுத்தாங்கன்னு <chuckles>
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப் ஆமா, ம். கண்டிப் <chuckles> கண்டிப் ஆ சரிங்க, சரிங்க. ஓ! சரி, சரி.